இப்போ நம்ம ஒவ்வொவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான வெற்றிகள அனுபவிக்கிறோம், நம்ம. அதில வந்து சில வெற்றிகள் அ அ சின்ன சின்ன குறு வெற்றிகளாக இருக்கும். சில வெற்றிகள் பிரம்மாண்டமான மிகப்பெரிய சாதனை அ கொடுக்கக்கூடியதான வெற்றிகளா இருக்கும். அந்தமாதிரி சிறு வெற்றிகளின் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்ல வெற்றி அடையும்போது, அ அத கொண்டாடுறது அதாவது உங்களுக்குள்ளாக அந்த வெற்றியை கொண்டாடுகிறது, உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில உதவுகிறது என்று எதாவது சொல்ல முடியுமா?
நிச்சயமா சொல்ல முடியும், சார்! சின்ன சின்ன வெற்றிகள் அப்படின்கிறதே ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு சத்துணவு மாதிரி.
ம்ஹ்ம்.
எப்படி வந்து உணவ சாப்பிட்டு நம்ம உடலுக்குத் தேவையான ஆரோக்கியம் கிடைக்குதோ, அது மாதிரி, மனம் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு வெற்றிகள் அவசியம். அதிலேயும் சிறு சிறு வெற்றிகள் அப்படிங்கும்போது, நமக்கு அது அடுத்த அடுத்த படிநிலைகளுக்கு போறதுக்கு வழிகாட்டிக்கிட்டே போகும். பெரிய பெரிய வெற்றிகள் அடையிறதுக்கு நிச்சயமா அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் படிக்கட்டுகளா இருக்கும். இப்போ 1 தளம், 2ம் தளம் அப்படிங்கிற மாரி போறதில, படிக்கட்டுகளின் மூலமா தான், நம்ம வந்து 1 தளத்துக்கு போக முடியும். 2ம் தளத்துக்கு போக முடியும். எத்தனையோ தளங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து வெற்றிகளுக்கு படிநிலைகளா வச்சிருப்போம். வெற்றிங்கிறது ஒரு விஷயத்தோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. "நம்ம வாழ்க்கை ஓட்டம் எது வரைக்கும் ஓடிகிட்டே இருக்கோ, அதுவரைக்கும் பல வெற்றிகள நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டே போகணும்." அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் உள்ளார்ந்த எண்ணங்களா இருக்கும். அப்ப, அந்த மாதிரி ஒரு சிறந்த வெற்றிகள அடையிறதுக்கு, சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது நான் என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னா, படிக்கட்டுகள் மாதிரி பார்க்குறேன். ஒரு 15 படிக்கட்டுகளை கடந்தா ஒரு மாடி படிக்கு, ஒரு 1 தளத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது, அப்போ ஒரு 15 படிக்கட்டுகளுங்கிறது சின்ன சின்ன வெற்றிகள். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே, ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு காலையில எழுந்தோம், இரவு தூங்கப் போறோம் அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில, கண்டிப்பா நம்ம ஒரு சின்ன விஷயத்த அத நிச்சயமா செஞ்சு முடிச்சிருப்போம்.
ஆ. அருமை! நிச்சயமா. ம்ஹ்ம். அழகு! ம். ஆ! ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். உறுதியாக. கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆமாமா. சிறப் ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. கே அழகு. ம்ஹ்ம். ஆஹா! ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அந்த செஞ்சு முடிச்சோ <laughs>
ஆமா. நிச்சயமா. அழகா ரொம்ப சிறப்பா ரொம்ப ச அதாவது "சின்ன வெற்றி தானே" அப்படின்ற மனநிலைமையில இருந்த எனக்கு கூட இ உங்களுடைய இந்த த ஆரம்ப இந்த கருத்துக்களை கேட்ட உடனே, "இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுல்ல!" அப்படின்ற ஒரு ஆச்சரியம் எனக்கு கூட வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப சிறப்பா அழகா சொன்னீங்க. இப்ப உங்களுடைய மன ஓட்டத்த சொன்னீங்க நீங்க. ஆனா சில பேர் இந்த சின்ன வெற்றிகள வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? "ஹ இதுதா ஹ இது என்ன இப்ப! இது இது இது இது செஞ்சுட்டோம்னு, பெரிய என்னத்த சாதிச்சுட்டோம்னு, நம்ம பெரிய நம்மள வைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோம்? நம்மளை கொண்டாடுறோம்." அப்படின்ற மனப்பக்குவ இருக்காங்கன்னு வைச்சுகோங்களேன். அந்த முழுமையான, அந்த குட்டி வெற்றியில கூட, நீங்க சொன்ன மாரி நல்ல ஒரு ஒரு சின்ன சின்ன வெற்றிகளையும் படிக்கட்டுகளாக மாற்றி, அந்த 18 படிக்கட்டுகளும் அல்லது எத்தனை படிக்கட்டுகள் அடுத்த தளத்திற்கு போவதற்கு இருக்கிறதோ அத்தனை வெற்றிகளை கொண்டாடும் பொழுது உற்சாகமாக, சீக்கிரமாக ஏறி போய்டுவீங்க. அப்படித்தான?
நிச்சயமாங்கய்யா. ஆமாங்கய்யா. நிச்சயமா. ஆமா. அ ஆ. அந்த மன நிறைவு. நிச்சயமா, நிச்சயமா. அந்த அந்த படிக்கட்டு "இன்னைக்கு, நான் முதற் படிக்கட்டு எடுத்து வைச்சேன்." அப்படிங்கிறதே 2ம் படிக்கட்டு நான் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு அடிகோலா தான் இருக்கும். இல்லைங்களாய்யா? அப்ப அடுத்த அடுத்த படிக்கட்டு அப்ப அது நமக்கு ஒரு சுவாரஸ்யமாவும் இருக்கும். இன்னைக்கு என்னால வந்து இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சதுங்கிற திருப்தி எப்போ நமக்கு மனசுக்குள்ளாற ஏற்படுதோ, அந்த சந்தோஷம் தான் அடுத்த கட்டத்துக்கே நம்மளை அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆ. அப்படின்னுங்கிறது, என்னோட கருத்து.
ஆ அது நிச்சயமா. உறுதியா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அழைத்து கொண்டு போகும். ஆமா. இப்போ சரி! இப்போ இந்த மேலோட்டமா எடுத்துக்கிறாங்கள்ல, "ஏய்! இத போயிட்டு பெரிசா கொண்டாடிட்டு கிடக்கறோம்." அப்படின்ற மனநிலைமையில இருக்கிறவங்க இந்த விஷயத்த அ செய்யலாம். என்ன இ அ அ மாற்று அணுகுமுறையாக இப்போ நீங்க சொன்ன விஷயத்த கடைபிடிக்கிறதுக்கு, அ அவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஆலோசனைகள நீங்க கூறுவீங்க?
அ நிச்சயமாங்கய்யா, அதப்பத்தி நான் சொல்ல வரும்போது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு சலிப்பு, இப்ப இந்த சின்ன வெற்றிதானே, அப்பிடிங்கம்போது, அது எத அவுங்களுக்கு குடுக்குதுன்னா, ஒரு சலிப்பு. அந்த சலிப்பு அவுங்களுக்கு சோர்வ குடுக்கும். சோர்வு என்ன செய்யுன்னா, வெற்றிய ஒரு தடுக்குறதுக்கான நிலையா இருக்கும். அப்ப அதுல இருந்து மீண்டு, அவுங்க வெற்றிய அடையணுனா, முதல்ல ஏற்பட்ட சின்ன, சின்ன வெற்றிகள அவங்க அங்கீகரிக்கணும். தனக்கு பிறர் இல்ல. ஆமா, எப்பயுமே நம்மளோட மன ஓட்டம், இந்த ஒரு கண்ணோட்டத்த நம்ம கொண்டு வரணுன்னு நெனைக்கிறேன். மன ஓட்டம் என்ன சொல்லுன்னா, நான் 1 செஞ்சுட்டேன்னா, என்ன சுத்தி இருக்குறவங்க, இன்னைக்கு வீட்லயே இருக்கிறேன், இப்ப நான் இருக்கிறேன்னா, என் கணவரோ! என் குழந்தைகளோ! அத அங்கீகரிக்கணுனு பிறர்க்கிட்ட இருந்து அந்த அங்கீகாரத்த எதிர்பாப்போம். அப்பிடி அல்ல, நம்ம ஒரு சிறு வெற்றி, ஒரு செயல், ஒரு நிறைவு பெறுறோன்னா முத நம்ம திருப்தி அடையணும். அந்த திருப்திதான் சலிப்ப வந்து நமக்கு நிப்பாட்டும். அப்ப அந்த சலிப்பில இருந்து விடுபடும்போதுதான் வந்து, அந்த சின்ன வெற்றிகள நம்ம அங்கீகரிக்கிறதுக்கான முற்படும்போது, அ அது வந்து ஒரு சுவாரசியத்த குடுக்கும். அடுத்த நாளுக்கான பயணத்த நமக்கு இன்னும் வந்து மகிழ்ச்சிய குடுக்கும்.
ம்ஹ்ம். ம் ம். அதுதான், அதுதான். கண்டிப்பா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ, கண்டிப்பா. ம். ம் ம்ஹ்ம். சரி. ஆஹ. கண்டிப்பா. திருத்தம். ஆ. ஆமா. அதான். சலிப்பு நீங்கும், ம அங்கீகாரம் குடுக்கணும். அந்த அங்கீகாரம் குடுக்கும் பொழுது அ கொண்டாட்டம் வரும். கொண்டாட்டம் வரும்போது, உற்சாகம் வரும். உற்சாகம் வரும்போது, அத நம்ப மேல நோக்கி கொண்டு போகும் இல்லயா? இதுதான் சுருக்கமா நீங்க சொன்ன கருத்து. அழகா சொன்னீங்க.
ஆமாங்கய்யா. அதுக்கு முதல் படிநிலையா சுய அங்கீகாரம், சுய அங்கீகாரம், நம்ப முத அத வந்து அங்கீகரிக்கணும்.
அங்கீக தான். இது அவசியமான வெற்றி தான். என்றைக்காவது அது பிரயோஜனப்படக்கூடிய வெற்றி தான். என்னோட பெரிய வெற்றிக்கு இது ஒரு அடித்தளம், படிக்கட்டு அப்பிடின்னு நம்ப நினைச்சிக்கணுனு சொல்ல வர்றீங்க. ரைட் நல்லது. இப்போ அ இ இப்பிடி கடந்து வந்த இ இந் இந்த நல்ல ஒரு மன ஓட் மன ஓட்டம், நல்ல ஒரு என்ன சொல்றது, அ நேர்மறையான சிந்தனை. அழகான சிந்தனை. உங்களுக்கு உங்களோட பேசுறம் போது, எனக்கு என்ன தோணுனா, நீங்க நிறைய வெற்றிகள்ல பெற்றிருப்பீங்கன்னு தான் எனக்கு தெரியுது. உங்களுடைய மன ஓட்டம். இப்போ கடந்த அ சில வெகு சமீபமாக அ நீங்க அ அடைந்த அந்த ஒரு ஒரு சின்ன வெற்றி ஏதாச்சும் இருந்தா சுவாரஸ்யமா, அத குறித்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதுல அதுல நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரவசம், சந்தோஷம், கொண்டாட்டம் இவைகளை பற்றிய உங்களா ஏதாவது அனுபவபூர்வமாக சொல்லிக் குடுக்க முடியுமா?
ஆமாங்கய்யா. நிச்சயமாங்கய்யா. நினைச்சுக்கணுங்கய்யா, ஆமாங்கய்யா. <chuckles> நிச்சயமாங்கய்யா, நிச்சயமாங்க. நிச்சயமாங்கய்யா. ஐயா, எனக்கு ம் அ ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே ஒரு ஏழ்மையான நிலையில இருந்து வந்தாலும், ஏழ்மை அப்பிடிங்கிறது வந்து ஒரு தடையே இல்லை. அப்பிடிங்கிற ஒரு உணர்வு கொண்ட பொண்ணு தான் நானு.
ம் ம்ஹ்ம். அப்பா! ஆ. பாராட்டத்தக்க விஷயம். ம்.
அத மீண்டு வந்து, அடுத்து வந்து படிப்பு. படிப்பு அப்படின்னபோது, நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, படிக்கிறதுக்கு பொருளாதாரம் தான் முக்கியம். அது இருந்தா தான் படிக்க முடியும், இது இருந்தா தான் படிக்க முடியுங்கிறதை 2ம் நிலையா கடந்து, நம்மகிட்ட என்ன இருக்கோ, என்ன மாரி கல்வி இருக்கோ, அதிலிருந்து சிறப்பா, நம்ம படிக்கிறத தெளிவா படிக்கணும். அதில நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து வெற்றிகரமாக்கணும். அப்டிங்கிறது அடுத்த ஒரு படிநிலை. இது வெற்றியின் கண்ணோட்டம்ங்கிறத விட
ம்ஹ்ம். அப்படின்னு இல்ல. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ஆ. அ அதாவது, கிடைக்கின்ற அ வாய்ப்ப வந்து நீங்க இதுதான் வேணும், அதுதான் வேணும், இது தான் வேணும்ண்ட்டு, தேர்ந்தெடுக்கிறதுக்காக காத்திருக்காம, அது கையில வர வரைக்கும் காத்திருக்காம, அ கிடைத்திருக்கிறதான இப்போ போ விஷயங்களை வைத்துக்கொண்டு இல்லையா? நம்மளால இயன்ற இது இது இந்த காரியங்கள் இயலும் அப்டின்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு, இருக்கிற வளங்களில் எப்படி அதை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்தி போக வேண்டும்? அத முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல வறீங்க அத. அப்டி தான் இருந்தீங்க? ம்ஹ்ம். சரி.
ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. நிச்சயமாங்கய்யா நிச்சயமாங்கய்யா. என்ன கிடைக்கிறதோ, கிடைக்கிறதையே நமக்கு வந்து ஒரு அரிது, அருமை. ஒரு பொக்கிஷந்தான். இன்னைக்கு நம்ம கையில 1 கிடைக்கிதுன்னாலே, அதுவே வந்து இறைவன் தந்த மிகப்பெரிய பரிசு தான். இன்றைய நாளே அப்படித்தான்னு வச்சுக்கோங்களேன்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா ஆமா. ம். ஆமா. இதுவே இல்லாம எத்தனையோ இருக்கே சமுதாயம்! ஆமா. <chuckles> எத்தனையோ பேர், அதுக்கூட இல்லாம இருக்கிறாங்கல்ல. அந்த அவ் நல்ல அந்த பழைய பாடல்ல 1 வரும் இல்ல உனக்கும் கீழே இருப்பவர் கோடி. நினைந்து நீயும் நிம்மதி நாடு. அந்த அது எவ்வளவு உற்சாகமான பாடல் நீங்க சொல்லும்போது அது ஞாபகம் வந்தது. அது அதனால தான் அதை நினைவு கூர்ந்தேன். அதனால, இல்லாம இருக்கிறது அதைவிட கொஞ்சம் நம்ம வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்ல?
நிச்சயமாங்கய்யா. நிம்மதி நாடு. நிச்சயமாங்கய்யா. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. எதையுமே இன்னைக்கு இயற்கையான அ வளங்கள் வந்து, நம்ம எதையுமே உருவாக்கல. இன்னைக்கு காத்தா இருக்கட்டும், அ ஒரு நீரா இருக்கட்டும், நம்ம உருவாக்கல. அது நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டது. <tsk> அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, ஒரு நல்ல வந்து, ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம இருக்குறதே ஒரு ம் அ வாழ்த்தக்கூடிய, ஒரு வளமான, ஒரு வாழ்க்க தான் நம்ம கையில இருக்கு. அத நெனச்சே பெருமப்படணும். அதுக்கு அடுத்த நிலைகளா
ம்ஹ்ம். ம்ஹ்ம் சொல்லுங்க! மேல சொல்லுங்க. ம்ஹ்ம். சரி. ஆமா. அதான் இருக்குது ஆமா. அதாவது "இல்லைன்றதுக்கு ஒண்ணும் இல்ல! இருக்கு. இல்லைன்றதுக்கு ஒண்ணும் இல்ல! உன் கை நம்மகிட்ட இருக்கிற பொருளு, பணம், உடை, உடைமை இதெல்லாம் தான் இருப்புன்னு, நம்ம நெனைக்கக்கூடாது. அதையும் தாண்டி எவ்வளவோ இயற்கையில, நம்முடைய நம் நம் நம்முடைய அணுகுமுறையிலேயே, அவைகளை இருக்கிறதாக நாம் எண்ணக்கூடும்" அப்படின்னு சொல்றீங்க? சிறப்பு.
இருக்கு. நிச்சயமாங்கய்யா. "10 விரலும் மூலதனம்" அப்படின்னு கூட ஒரு கவிதையில நான் படிச்சிருக்கிறேன். அப்ப 10 விரல்களே நமக்கு மூலதனம். அப்ப அத வச்சு நம்ம அடுத்த நிலைகள் போகணும். எதையுமே வந்து நல்ல கண்ணோட்டத்தோட, நேர்மறையான எண்ணங்களோட அத அணுகுனாலே, சின்ன சின்ன அ அத முதல்ல சொல்ல வந்தது தான் மறுபடியும் சொல்ல வரேன். 1,1 படியா எடுத்து வச்சாலே, அதுவே ஒரு வெற்றிக்கு அடிப்படை தான்.
ம்ஹ்ம். அழகு! ஆமா ஆமா ஆமா. ஆமா. ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ம்ஹ்ம்.
பெரிய வெற்றிகள ஆமாங்கய்யா.
அ அது ஏதாவது அனுபவம், கடைசியா ஒரு இந்த மாரி, இப்டி இப்டி ஒரு சம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்திற்கு ஊடாக நான் கடந்து போனேன். இப்டி ஒரு சூழ்நிலையில, இப்டி ஒரு செயல்பாட்ல, எனக்கு இந்த வெற்றி கெடச்சது. இதை நான் இப்டி எடுத்துக்கொண்டு, இப்டி கொண்டாடினேன்னு அப்டி எதாவது ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையிலே எவ்வளவோ நாட்களே கடந்து வந்திருப்பீங்க, அ எதாவது இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
நிச்சயமாங்கயா நிச்சயமாங்கயா! அ ஆரம்பதல சொன்ன மாரி ஏழ்மையில இருந்து மீண்டு வர்றதுக்கு தேவையானது வந்து, அடுத்தவங்களோட உதவி அப்படிங்கிற எண்ணத்தத் தாண்டி என்னோட உழைப்புன்னு நான் நம்புனேன். உழைக்கிறதுக்கு முற்பட்டேன். என்னோட படிப்ப அதுக்கு ஆதாரமாக்குனேன். எனகிட்ட இருக்குற அந்த சிறு திறமைகள், அறிவு அத வச்சு ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சேன். சிறு தொழில்னா அதுலயும் எனக்கு மூலதனம் போடக்கூடிய அளவுக்கு பெரும் பொருள் அப்டிங்கறது இல்லைங்கும்போது, என்னோட அந்த திறமையும் அறிவையுமே மூலதனமாக்கி என்ன செய்ய முடியும் அப்டிங்கறத பர்த்த வச்சு சின்னதா வந்து ஒரு சேவை புரியக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு மையம் மாதிரி ஆரம்பிச்சேங்கயா. அதன் ஊடாக என்னால என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சு பொருளீட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். 1 மாத வாடகை குடுத்து நிச்சயமாங்கயா உங்க வாழ்த்துகளுக்கு நன்றி.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். நல்லது. அ. சரி. சரி. ம்ஹ்ம், ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஓ! ம். சரி. <laughs> ம். ம்ஹ்ம். ம். சிறப்பு! ம்ஹ்ம். ம். ஆஹ. நல்ல விஷயம், பெரிய சாதன! அ ஒரு பெண்ணாக இருந்து அத செய்துகொண்டு வருகிறீர்கள் என்பது அதிலும் அ பாராட்டத்தகுந்தது. இதுல நறைய சவால்கள் பார்த்திருப்பீங்க. எதார்த்தமா ஒரு ஆண்னாலே, அப்டிப்பட்டதான சூழ்நிலையிலிருந்து வர்றது, எந்திரிச்சு வர்றதே பெரிய கடினமான சூழலாகத்தான் இருக்கும். ஆனா, அதுலயும் ஒரு பெண்ணாக இருக்கிற பொழுது, இந்த மூலதனம் இல்ல, ஏழ்மை, வறுமை, என்னிடத்தில இருக்கிற ஆயுதம்னு சொன்னா என்னுடைய 10 விரலும், என்னுடைய அறிவுக்கூர்மையும் மட்டும்தான். அப்டின்னுருக்கிற பட்சத்துல, எ எவ்வளவோ சவால்கள் அ சந்திச்சிருச்சுப் சந்திச்சு வந்திருப்பீங்க. அதுல முக்கியமா உங்களால கூர்ந்து நோக்கப்பட்ட சவால் ஏதாவது அதுல இருந்ததா? ஒரு அதைப் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அத எப்படி மீண்டு வந்தீங்கன்னு சுருக்கமா சொல்ல முடியுமா? ம், ம், ம், ம். சொல்லுங்க.
இருந்ததுங்கயா இருந்ததுங்கயா. அ அதுல குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் நமக்கு கிடைக்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனா பெண்களோட வாழ்க்கையில வந்து 2 பக்கமுமே நம்ம வந்து அ கரெக்ட்டா ஈடுகுடுத்து கொள்ளச் அ கொண்டு செல்ல வேண்டிய வாழ்க்கை வந்து பெண்களுக்கு கொஞ்சம் சற்று அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது.
ஆ. அவ்வளவு தான். ம்ஹ்ம். சமன் செய்யணும். ம். ஆமாங்க. அது சற்று இல்ல. ந நல் நல்லாவே அதிகமா நானும் ஒத்துக்றேன். சரண்டர் நானு, அந்த விஷயத்ல. ஆமா சொல்லுங்க.
காலையில எழுந்த உடனே ஏன்னா குடும்பம் குடும்பம் தான் நமக்கு அஸ்திவாரம். இன்னிக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக போறோம், என்னோட அறிவ மேம்படுத்துறதுக்காக, ஒரு திறமைய காட்றதுக்காக நா ஒரு களத்துல எறங்குறேங்கறது வந்து ஒரு வெற்றிக்கு ஈடா இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் எதுக்காக பண்றோம்னா குடும்பத்துக்காக. அப்ப அந்த குடும்பத்த வந்து எந்த எடத்துலயும் வந்து விட்டுக்குடுக்காமல், அதையும் சமமாக எடுத்துக்கொண்டு, சமன் செய்துகொண்டு, சமமாக எடுத்துக்கொண்டு, அதுல எந்தவிதமான ஒரு அ முரண்பாடுகளுக்கும் வழியில்லாம அதையும் ஈடு செய்துகொண்டு, இந்த பக்கம் அப்டியே வந்து இங்க ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் நம்ம போய், அங்க வேல செஞ்சு வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது 2யும் நம்ம சமநிலையா எடுத்து ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து வந்து, மூலதனம் அப்டிங்கறத, ஆமாங்க ஐயா, மூலதனம் அப்படிங்கறத வந்து உழைப்பாலயே இன்னைக்கு என்னோட மாத வருமானம் இவ்வளவு இருக்குன்னா அதுல ஒரு பகுதியை எடுத்து, நம்மளோட எப்பயும் போல நம்ம வீட்டுக்கு தேவைகள பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலைக்காகத்தான் ஓடிட்டுருக்கோம். அப்ப அதுக்கும் அதுல ஒரு சிறு பகுதிய எடுத்துக்கொண்டு மறு முதலீட்டுக்காகவும் பயன்படுத்திக்கொண்டே வர்றதையே வந்து என்னோட ஒரு <chuckles> ஒரு சவால அ கடந்து வர்றதாத்தான் நான் நினைக்கிறேன், பெரிய வெற்றிங்கிறத விட
ம். ம். ம். ஆமா. ம். ஆமா, சமன் செய்ய வேண்டும். ம். ம், ம். ம். உண்ம தான். ஆஹ. அ. ஆமா. கண்டிப்பாக. வந்தது தான் பெரிய சவால். ஆ, ஆ, ஆ. அ. ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா, ம். ம்ஹ்ம். ஒதுக்கி வைத்து, ஆ மிக சிறப்பான ஒரு அது 2 விஷயமா, இந்த இடத்துல ஒரு சவால பாத்தேன். இந்த இடத்துல நான் ஒ ஒங்கள்ட்ட 1 கேட்டேன், ஆனா 2 சவால பாத்தேன். அந்த 2 சவாலாலையும் என் இந்த மனசு தொடப்பட்டது. முன்ன மொதல சொன்னீங்க பாத்தீங்களா, ஆண்கள் நம்ம நம்ம வேலைக்கு போறோம், தொழில் நடத்துறோம், அது பெரிய விஷயம் கெடையாது, பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, இதையே தொழில் ஒரு பெண்ணானவள் செய்யும்பொழுது, அவங்களுக்கு இந்த சமுதாய பார்வ, இந்த குடும்பத்துல இருக்க பொறுப்பு, குடும்பத்துல இருக்க பிள்ளைகளை பராமரிக்கிற வேலைகள் இவைகளெல்லாம் வந்து ஒரு ஏறக்குறைய சம பாரத்தை குடுக்கும். இது உண்ம. இந்த சவால் ஆம்பளைங்களுக்கு இல்லங்க, ஆனா உண்மையிலேயே. அதனால நம்ம எளிமையா எ கோ போக முடியுது, கடந்து போக முடியுது, வெற்றியத் தொட முடியுது. ஆனா இந்தச் சவால்களை வைத்துக்கொண்டு ஜெயிச்சீங்க பாத்தீங்களா? அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயமாத்தான் பார்க்கிறேன். மிகவும் சிறப்பாக, ரொம்ப அழகாக, தெளிவாக, எளிமையாக, புரியக்கூடிய விதத்தில, இந்த சின்ன சின்ன வெற்றிகளக்கூட நம்ம எப்டி கொண்டாடணும், அத கொண்டாடதுக்கு வேண்டியதான அவசியம் என்ன? சலிப்பு வரும்பொழுது அந்த சலிப்பை எப்படி அ அங் அங்கீகாரமாக மாற்றி வெற்றிப் பாதையில போக முடியும், இந்த சின்ன வெற்றிகளெல்லாம் பெரிய வெற்றிக்கு நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்துன்ற விஷயத்த உங்க வாழ்க்கையின் அனுபவம், உங்களுடைய அறிவுக்கூர்மை இவைகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். உங்களோடு இந்த விஷயத்தக் குறித்து உரையாடியதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
சொல்லுங்க ஐயா. ம். ஆமாங்கய்யா. நிச்சயமாகங்கயா, ஆரோக்கியம். நிச்சயமாக. உங்களோட உரையாடியதலும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்கயா. என்னுட மனக் கண்ணோட்டத்த, அப்படியே கண்ணாடி போல புரிந்துகொண்டு, அதற்கு ஈடான விஷயங்களை நீங்களும் எங்கக்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி ஐயா.
நன்றி.